சரியா சொன்னீங்க. ஏன்னா, அந்த வட்டாரம் அ உண்மையிலே சொல்லணுனா, வேல பார்க்கும் இடத்தில அவங்க நண்பர்கள் இல்ல. கோவொர்க்கர்ஸ்ன்னு சொன்னா சரியா இருக்கும் அவ்வளோதான். மத்தபடி வந்து உடன் வேலை பார்ப்பவர்கள் அவ்வளோதான் அதில வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க அப்டின்னா அதில ஒரே ஒருவர் வந்து நமக்கு கிடைச்சாங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம். மத்தபடி எல்லாரும் வந்து அந்த ஒரு வேலை பழுவ நம்மகிட்ட குடுக்கறக்கோ, இல்ல எ நம்மகிட்ட இருந்து என்ன வித்தைகள கத்துக்கிட்டு அதக்கொண்டேயே அவங்க பண்ண மாரி, மேல இந்த வேலையை திருடுவாய்ங்க சில பேர். அந்த விஷயமும் ரொம்ப அபத்தமா பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப கடினமா தான் இருக்கும். இதே வந்து உறவினர்கள் மத்தியில என்ன மாரியான ஒரு பிரச்சனகள நீங்க சந்திச்சிங்க. இந்த இல்லை அப்டினு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல முதல்ல வந்து இல்ல சொல்லல. அதுக்கு அப்புறம் அனுபவத்தினால சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு தள்ளப்பட்டேன் அப்டினா, அதில ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
<chuckles> ஆமா. ஆ <laughs> ஆம். அ, கண்டிப்பா. அ வீட்ல வந்து உறவினர்ங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாருமே நெறைய எதிர்ப்புகளோடு தான் நான் வேலைக்கே போனேன். படிக்கவும் சரி, வேலைக்கும் சரி. அதனால எப்பயுமே என்ன வந்து நேரடியா அணுகவே மாட்டாங்க. <laughs> இந்த தடைகள்லாம் அவங்களே விதிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போம்போது அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்கா நம்ம கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி, அ நெறைய உறவினர்கள் என்கிட்ட சில வருடங்களே பேசாம தான் இருந்தாங்க. ஆனா, அம்மாகிட்ட கேட்பாங்க. அப்ப அம்மா வந்து நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க அப்டின்னு நான் சொல்லிடுவேன். ஆ அதுக்கப்புறம் வந்து இந்த திருமண வாழ்க்கை அது வந்ததுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து நானும் அவரும் ஒரு நட்பாகி காதல் அதுக்கப்புறம் தான் திருமணம்ன்றதுனால ரொம்ப வெளிப்படையா பேசிக்குவோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனகளும் வராது. ஆனா, அவருடைய உறவினர்கள் வந்து அவர் முன்னாடி அ சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. அவர் இல்லாதபோது என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம இல்லயே சொல்ல முடியாது. ஏன்னா, நம்ம புதிய உறவுகள் நம்ம அவங்களுக்கு வேணும். நம்ம கூட அவங்க இணக்கமாகணுனு, எல்லாத்துக்கும் சரினு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதில நெறைய சிக்னல்கள் எல்லாம் வந்துரும். அப்ப என்னோட கணவர் வந்து கேட்பாரு. இது நீ அப்பயே ஒண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல, இல்லனுனாது சொல்லியிருக்கலாம். <laughs> அப்டினு. அப்போது இல்ல இல்ல எனக்கு அவங்களோடு பழக ஒரு வாய்ப்பு எனக்கு இணக்கமா ஒரு வாய்ப்புனா, நீ இதுக்கு அப்புறம் எப்பையுமே அவங்ககிட்ட இல்லயே சொல்ல முடியாது. இது பெரிய சிக்கல்ல தான் போய் விடும். நீ பழகவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் அத டேக் டைவர்ஷன் என் பக்கம் அனுப்பி விடு.
புரியுது. ம். ம். ம். அடேங்க, ம். சரி. புரியுது. ம். புரியுது. அம். அம். சரியா சொன்னீங்க. ம் இல்லன்னா சொல்லியிருக்கலாம் அப்டின்னு. ம். ம். ம். <laughs> <laughs> வடிவேல் காமெடி மாரி. "ஆணியே புடுங்க வேணாம்" அப்டிங்கிற மாரி அவர் எதும் பண்ட்டாரு. இந்த இடத்தில.
ஆமா. கண்டிப்பா ரொம்ப அவர் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் எனக்கு சுலபம் ஆச்சு. ஏன்னா வேலை பழு அதிகமா குடுத்துருவாங்க. ஆ அப்ப என் கணவர் இல்லனா அன்னைக்கு முடிஞ்சுது. நான் வந்து
ம். அவ்வள தான் உங்க கத முடிஞ்சுது அப்டினே சொல்லிடலாம்.
கண்டிப்பா. அது நம்ம ஒரு ஒன்று கூடுற இடத்திலேயோ ஒரு திருவிழா போல ஒரு பண்டிகை போல அப்டின்னா, அப்ப அவர் இல்ல அப்டின்னா இது மட்டும் நீ செஞ்சுறியா அப்டின்னுவாங்க. ஆ சரி, அப்டின்னு நம்ம தலையாட்டிட்டோம்னா எல்லா வேலையும் அங்க வந்துரும். அ.
ம். ம். அவ்வளவுதா அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலைகள மறுக்கிற மாரி சூழ்நிலைக்கு வந்தப்போ, என்ன மாரியான ஒரு அ உறவுகள் கிட்ட இருந்து ஒரு முகபாவமோ, இல்ல வந்து வார்த்தைகள் ஏதாவது உபயோகிச்சாங்களா உங்கள அந்த வேலையை நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப.